கண்டிப்பா, கண்டிப்பா. அது அது கண்டிப்பா அத சொல்லியே தான் ஆவணும். ஏன்னா ஆய்வ் அவர மாதிரியே வந்து சிலர் மிமிக்ரி பண்ணுவாங்க. அதாவது அவர மாரியே, அவர மாரி பேசுறது மட்டுல்லாம, உடையலங்காரமும் அவர மாரியே பண்ணிக்கிட்டு, விவேக் வந்து ஒரு படத்துல பண்ணி காட்டியிருப்பாரு. அந்த படம் பேரு எனக்கு தெரியல. ஆனா, அவர மாரியே செஞ்சு காட்டியிருப்பாரு. நல்லா வந்து மக்கள்ட்ட வந்து அது ரீச் இருந்துச்சு. அதாவது அந்த அந்த மிமிக்ரிக்கும் சரி, நாட்டமைக்கு நாட்டமை ரொம்ப சூப்பர் ஹிட் அந்த படம், இல்லிங்களா?
ம். அ ஆமா, ஆமா. ஆமா. ஆமாமாமா, ஒரு. ஆமாங்க. ஆம். ஆமாங்க, அதெல்லாம் வந்து அந்த 90 மறக்க முடியாத படங்கள்ல 1. அதெல்லாம் அதெல்லாம் அந்த அந்த பாத்தீங்கணா, அத அதான் அந்த ஒவ்வொரு சீ ஒவ்வொரு சீன்னும் பாத்தீங்கணா, அது முக்கியமா அந்த படத்துல வந்து வந்து நம்ப செ செந்தில் கவுண்டமணிய சொல்லியே ஆகணும். அ செந்தில் வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து 2 பேரும் அ ஈக்வாலா நடிப்பாங்கா. அதுல பாத்தீங்கனா கவுண்டமணிக்கு அப்பாவா செந்தில் கேரக்டர் இருக்கும். அதுவும் பாத்தீங்கனா, அந்த ஆள் வந்து ஒ பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துலயா போய், "அப்பா! என் அப்பன் வந்து இங்க தான் இருப்பான். <chuckles> அப்டின்னு லைட்டு லைட்டெல்லாம் பெட்ரமாஸ் மாரி ஒரு லைடெல்லாம் செட் பண்ணிட்டு போய்ட்டு, அப்பன வந்து நைட்ல தேடுறது இருக்குது". அதெல்லாம் வேற லெவல இருக்குங்க. அதே மாரி,
நிச்சயமாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. <laughs> <laughs> கண்டிப்பா. ஆமாங்க. ஆமாங்க, அ நகைச்சுவை ரொம்ப நல்லாருக்கும் படத்துல. ம் சொல்லுங்க.
ஆமங்க. அதே மாரி இந்த சின்னத்தம்பி படமும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பாடலுக்காகவே இந்த படம் எனக்கு ரொம்ப, ரொம்ப பிடிக்குங்க. டான்ஸ்சே கெடயாது. அந்த படம்லாம் வந்து அந் அந்த ப அந்த படம்லாம் வந்து பாடலுக்காகவே ஓடுன ப படங்க அதுல.
நிச்சயமாங்க. நிச்சயமா, அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா, பிரபு வந்து குழந்தயா நடிச்சுருப்பாரு பாத்திருக்கீங்களா? அந்த கடைசி இறுதி காட்சிலருந்து ஒரு 5 நிமிசம் விட்டு, புல்லா படம் புல்லா வெல்லந்தியாவே இருப்பாரு, பாத்திருக்கீங்களா அது?
ஒவ்வொரு பாடலும் ம். ஐயோ! ஹையோ! அதெல்லாம் அவ்வளோ ஆமாங்க. ஆமாங்க, ஆமாங்க. அந்த பவுடர் அடிச்சுட்டு மூஞ்சில, நான் அழகாக இருக்கேனா? அப்டிங்குவாப்புல. அதுவும் அந்த, <chuckles>
ஆமாங்க அவர் சொல்லுவாரு. "இந்த பக்கம் அடிச்சேனா, இந்த பக்கம் அதிகமாய்டுச்சு. அதனால அந்த பக்கம் கொஞ்சம் அடிச்சேனா, அதான் கொஞ்சம் அதிகமாய்டுச்சு. அதனால, இங்க அடிச்சேனா அப்டி ஆய்டுச்சுனு" அப்டின்னு வாரு அவரு. <laughs>
<laughs> மறக்க முடியாத படங்க அதெல்லாம், ஆமாங்க. அந்த அந்த வயசான பாட்டிகள்ட்ட போய் வம்புழுத்துட்டுருக்குறது. அப்புறம் பாத்தீங்கனா வந்து, இந்த அ <grunts> சரி கௌ அதாவது குஷ்புட்ட பாத்தீங்கணா, ரொம்ப வந்து அதாவது எதார்த்தமா தான் அவரு பேசுவாரு. ஆனா குஷ்புக்கும், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போய்ரும். குழந்த தன்ம தன்மையான அந்த கேரக்டர் வந்து, நமக்கே பாத்தீங்கணா அந்த கேரக்டர் இன்னமுமே அவ்ளோ அழகா எடுத்திருப்பாங்க. அது எப்டி தான் அவரு நடிச்சாருனு எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்குங்க. ஏன்னா, ஒரு சில பேருலாம் வந்து அந்த மாரி குழந்தத்தனமா நடிச்சாங்கனா நமக்கு புடிக்கவே புடிக்காது.
ஆமா, ஆமா கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா.

கண்டிப்பா. அவரு அவரோட முகமும் அப்டியே குழந்தைத்தனமாவே இருக்கும். அப்படின்னா அந்த சிரிச்சா கன்னத்துல குழி விழுகுறது. எனக்கு இப்போ கூட பிடிக்கும். <laughs>
அ அந்த கேரக்டர் அப்டியே, ம். ஆ சூப்பரா சொன்னீங்க. அந் ஆமாங்க. அந்த கன்னத்ல வந்துட்டு குழி விழ்றது பாத்தீங்கன்னா, அவ்ளோ அழகாருக்கும். சில பேர்ல்லாம் நடிகர்கள் குண்டா இருந்தாவே நமக்கு புடிக்காது. ஆனா பிரபு எப்போ குண்டாருந்தாலும், நமக்கு அதெபத்தில்லாம் தெரியவே தெரியாது. அவர் வந்து அந்த சிரிச்சு
நிச்சயமா. அது, சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்த் அவர் சொல்லி, தலைவர் சொல்லிருப்பாரு. அ "செந்தில், நீ வந்து, நான் குண்டானா மக்களுக்கு பிடிக்காது. அதே மாரி நீ ஒல்லியான மக்களுக்கு பிடிக்காது" அப்டின்றுப்பாரு. <laughs>
ஆமா ஆமாங்க. <chuckles> ஆமாமா. அது 100க்கு 100 100க்கு 100 உண்மங்க அதெல்லாம்.
<laughs> ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தமாஷா சொல்லிருப்பாரு.
அதுவும் வந்து நீங்க சொன்ன உடனே நீங்க சந்திரமுகின் படம் சொன் நீங்க சந்திரமுகின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருதுங்க. அந்த படம்ல்லாம் வந்து ஜோதிகா 1, ஜோதிகா தாங்க அந்த படமே. ஜோதிகானால தான் அந்த படம் அவ்ளோ பெரிய ஹிட்டு. அதுவும் அந்த கண்ண உருட்டி, உருட்டி, உருட்டி, உருட்டி அப்டி காட்டிக்கிட்டு, அந்த டான்ஸ் ஆடுறதுலருந்து இருக்கட்டும். ஏன்னா நமக்கு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க. முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது, யாரக் காட்டப்போறாங்க, யாரக் காட்டப்போறாங்க அப்டீன்ட்டு. கடைசில ஜோதிகான்ங்கிறப்போ தான் நமக்கு அப்டியே அல்லுவிட்டு எனக்கெல்லாம் அந்த பா அந்த சீன் பாக்குறப்ப, "நானா, நானா, நானான்ட்டு" அப்டி ஜோதி "சந்திரமுகியா மாறின தருணத்தை நான் பாத்தேன்" அப்டின்னு ரஜினி சொல்ற அந்த இதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து செம் அதான் அந்த படம் செம்ம ஹிட்டுங்க. 800 நாளு அந்த சாந்தி தியேட்டர்ல ஓடி பெ மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை பண்ணதா கூட பேப்பர்ல நான் படிச்சிருக்கேன்.
சொல்லுங்க. நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா, அவுங்க கண்டிப்பா. நி்ச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. இது, இ கண்டிப்பா. இது நான் வந்து இந்த படத்த வந்து நானு மெட்ராஸ்ல ஒரு தியேட்டர்ல போய் பாத்தேன். அது ஓடுறப்போ தான் போய் பாத்தேன். 2 பக்கம் 2 நண்பர்கள் உக்காந்திருக்காங்க. இருக்க புடிச்ட்டேன் நானு கைய, அப்டியே உடவே இல்ல. "டேய் வலிக்குதுறா, வலிக்குதுறா" அப்டின்னு சொன்னானுங்க. அது இப்ப தான் நானே உணர்றேன். நான் அவனுங்களோட கைய புடிச்சு இறுக்கப் புடிச்சிட்டருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் உட்டடேன் நானு. எனக்கு அப்டியே பயங்கர பயம் எனக்கு. <laughs> அந்த, அந்த கடைசி சீன்ல அந்த பாட்ல பாக்குறப்போ.
சரிங்க. சரிங்க. <laughs> அது. அதான், அதான்! எனக்குமே நானும் அந்த சீன் பாத்துட்டு ஆ. ஆ ஆ ஆ. அந்த படத்தில இன்னொரு விண் பாத்தீங்கன்னா அந்த வேட்டையன் அந்த கேரக்டர் செம்மையா இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் தான் வந்திருக்கும் அந்த படத்தில ஆமாமாமா.
கண்டிப்பாங்க. அழகு அதெல்லாம்.